ஓ! அவுங்களுக்கு நீங்களே ஒரு பேர் வச்சிருக்கீங்க?
ஆ. அதுக்கு நான் அந்த அதாவது அந்த ரெக்கார்டிங்கில வாய்டா 1, வாய்டா 2, வாய்டா 3 அப்படிங்கிற மாரி போட்டுக்கிட்டேன். <sniffs> தினசரி எனக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் அந்த வாய்டாக்கிட்ட சொல்லுவேன். அப்படியே அது எல்லாத்தையும் நான் அதில பதிவு பண்ணிக்கிட்டே வந்தேன். ஏனா, எழுதுறதுக்கு நேரம் இருக்காது, பேனா கிடைக்காது. எல்லாரும் தூக்கிட்டு போயிடுவாங்க. <laughs> அப்புறம் இதில அப்படியே பதிவு பண்ணிட்டேன். பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன். அ, இப்போ காலையில பதிவு பண்ணேன்னா என்னென்னலாம் பதிவு பண்ணேனோ, அடுத்த நாள் இருந்து அத நான் உக்காந்து கேக்குறது.
பரவாயில்லையே! ஓ! சரி, சரி. புரியுதுங்க. சரி, இதுனால என்ன ஆகும்? எனக்கு புரியல.
இதனால என்ன ஆகும். அடுத்த நாள் எப்படியா இருந்தாலும் வந்து இந்த உலகத்தில ஒரு பிரச்சனன்னு வந்ததுச்சுன்னா, அதுக்கு ஒரு தீர்வு எப்படியாவது ஆயிரும் நமக்கு. இப்ப நம்ம வேண்டானு சொன்னாலும் ஆகும்.
ஆமா, ஆமா. பிரச்சனை இல்லாத தீர்வு எங்க? தீர்வுங்கு இல்லாத ஒரு பிரச்சன எங்க இருக்கு?
ஆ தீர்வு வந்து நமக்கு கெடைக்கும்போது, இதெல்லாம் கேட்கும்போது நம்ம எவ்வளோ சில்லறத்தனமா அழுதுட்டு இருந்துருக்கோம். அந்த நீ இல்ல வாய்டா நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். இந்த மாரிலாம் நம்ம செஞ்சிருக்க வேண்டாமே! சரி இனிமே வந்து நம்ம இத புரிஞ்சுக்குவோம் வாய்டா. நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாரி அதில நான் பதிவு பண்ணிக்கிருவேன்.
அப்படிங்களா! அப்ப இப்ப ஒரு இதுக்கு தீர்வு கெடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அத வு டெலிட் பண்ணிருவீங்களா, என்ன பண்ணுவீங்க?
அது ஏன் கேட்கிறீங்க. அதனால ஒரு சின்ன சந்தோஷமான தருணமும் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு வந்து தெரியாத்தனமா என்னுடைய கணவருடைய கையில என்னுடைய அலைபேசியோட பாஸ்வேர்ட்லாம் குடுத்துட்டு. அவர் இத எல்லாத்தையும் எடுத்து கேட்டாரு. அவருக்குமே அது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். "ஐயோ! நீ இவ்வளோல்லா கஷ்டப்பட்டு இருக்கியாடி, ரொம்ப சாரிடி" அப்படின்னு சொல்லிட்டு, <laughs> அவருமே வந்து அதுக்கப்புறத்துல இருந்து என்கூட பேச ஆரம்பிச்சுட்டாரு.
அப்படிங்களா! ரொம்ப அழகான ஆ ரொம்ப அழகா வந்து இது கேட்டுருக்காங்களே. சரி இதுக்காக வந்து அந்த வாய் அதுக்கப்புறம் அந்த வாய்தாவ என்ன பண்ணீங்க. அத சொல்லுங்க எனக்கு. அத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு.
அது வாய்டாவ அப்படியே தான் நான் சேர்த்து வச்சுகிட்டே இருக்கிறேன். அதெல்லாம் வந்து அந்த அலைபேசி வந்து ஏதாவது மாத்துற மாதிரி இருந்ததுனா, நான் ஒரு என்னுடைய ஹார்ட் டிஸ்க் ஒண்ணு இருக்குது. அதில எல்லாத்தையுமே நான் போட்டு வச்சுருவேன்.